<laughs>
இல்ல எனக்கு அந்த ஆசைய விட அவங்களுக்கு அது இருந்ததுன்னு தான் நான் சொல்லணும். அத நான் அப்படியே ஏத்துக்கிட்டேன்.
ஓ! அருமை, அருமை. அதாவது வந்து ஒரு அந்த உடைய வந்து நம்ம தேர்ந்தெடுக்கும்போது, அதுவும் திருமணத்திற்காக அந்த புகைப்படுத்தலல்லாம் நல்லா இருக்கணும் பாக்கறதுக்கு. நல்லா கலரா இருந்தா தான் அது நல்லா இருக்குங்கிறது உண்மை. அது உண்மதாங்க.
அப்புறம் இன்னொண்ணு, நான் அந்த புடவ எடுத்ததோட மட்டும் இல்லங்க. அதுக்கு நம்ம வந்து ப்ளவுஸ் தக்கிறது இருக்கு பாத்துங்கங்க. அதுக்கு என்னென்னாம் பண்ணலாம்? ஏ என்ன அவங்க வேற நெறைய அனுபிச்சு விடுவாங்க என் கணவரு. எனக்கு, இவ்ளோ தேவையா? அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனா ஒருத்தரு ஒருத்தரு என்னுடைய அக்கா அவங்க ஏமா இது ரொம்ப இவ்வளோலாம் செய்யணுமே! நீ ஏன் அப்டி யோசிக்கவே மாட்டேங்கிற? அப்டிம்பாங்க. அவங்களா சொல்லி தான் எனக்கு வந்து தோண்ணது. ஓ! ஆரி ஒர்க்லாம் பண்ணுனா நம்ப நல்லா பிரைட்டா இருப்போம் போல இருக்கு. நல்லா அழகா தெரியும் போல இருக்கு.
<laughs> ஆ. ஓ! ஆ. <laughs> ஆ ஆமா இல்லைங்களா? <laughs> அ.
அது எனக்கு அவங்க சொல்லி குடுத்து தான் தெரிஞ்சது. ஏன்னா நமக்கு என்ன அம்மா போட்டுருக்க மாரி தான் நம்மளுக்கும் குடுக்க போறாங்க. நம்ம பெருசா கல்யாணம் போய் நான் போய் பாத்த அனுபவங்கள்லாம் எனக்கு இல்ல. வாங்குறேன். அப்படிதான் ஞாபகம் இருக்கு. என்ன கூட்டிட்டு போக மாட்டாங்க. நம்மளுடைய அந்த இதுபடி அதிகமா கூட்டிட்டு போமாட்டாங்க.
ஆ, புரியுது. அ. அ. ஆமா. ஆ, அ புரியுது. அ.
அது எனக்கு பெருசா கல்யாணத்த போய் பாத்து அனு அந்த அனுபவங்கள்லாம் எனக்கு இல்ல. அ அவங்களும் சொல்லு இது, அது அன்னைக்கு நீதான்ப்பா வந்து ஸ்பெஷல். அதனால நீ இதெல்லாம் பண்ணணும் அப்ப்டிங்கும்போது அந்த ப அந்த ப்ளவுஸ் தச்ச ஞாபகங்கள்லாம் நெறைய இருக்கு. ஷேர் பண்ணி இது மாரி பண்ணணும். அது மாரி பண்ணணும். அந்த ஞாபகங்கள்லாம் நெறைய இருக்கு. இதெல்லாம் சேக்கணும். இதுல மயில் மாதிரி போடணும். எனக்கு 2 கைலையும்
சொல்லுங்க. <chuckles> அ. <laughs> அ. ஆ.
இவுங்கல்லாம் இருக்கு. இ இன்னுமே சேகரிச்சு வச்சிருக்கேன். இன்னும் நெறைய இருக்குல்ல. நம்ம இப்படிலாம் கூட எனக்கு அவங்க தான் சொல்லிக் குடுத்தாங்க. எனக்கு மொதல அது தெரியாது.
ஆமாங்க. ஓ! உங்களுக்கு தெரியாதா? அவருக்கெல்லாம் தெரியுமா?
ம். அவங்க தான் சொல்லிக் குடுத்தாங்க. இதன்னா அவ்வளோ அழகா இருக்கு பாருப்பா அப்டின்னு. சரி ஓகே
ஓ! சூப்பர் சூ ஆ, நல்ல விஷயம். அதாவது இந்த அ இத சொல்லும்போத நீங்க வந்து உங்க கணவருக்கு ஏதாவது வந்து இந்த உடைகள்லாம் தேர்ந்து கொடுக்கறதல ஏதாவது உதவி செஞ்சீங்களா?
ஆமா. அவ பத்தமா ஏன்னா எனக்கு அவங்க தேர்ந்திருக்கும்போது நாம அவங்களுக்கு குடுக்கணும் இல்ல.
ஆமா. நீங்க என்ன மாரி கலர்லாம் எடுப்பீங்க?
எனக்கு அவ்வளோ தெரியலன்னு தான் நான் சொல்லணும். ஆனா அவவுங்க தான் கூட்டின்னு போய், "எனக்கு எடுத்துக் குடுப்பா. நீ தான் எடுத்துக் குடுக்கணும்னு." சொல்லும்போது, எனக்கு மொதல்லல்லாம் கொஞ்சம் இதான் தான் இருந்தது. ஆனா அவங்க சொல்லுவாங்க "நீ தான் எடுத்து குடுக்கணும்." அப்படிங்கிற மாரி எல்லாருமே அமைதியா நின்னுட்டாங்க. நான் போய் அவங்களுக்கு எடுத்து குடுக்கணும். "நான் அதான்ப்பா உடுத்துவன். நீ என்ன சொல்றயோ? அது போதும்." அப்டிங்கிற மாரி எனக்கு சொல்லும்போது, நல்ல ஞாபகம் இருக்கு. அ ஒரு கோர்ட் ஷூட்டு அவங்க நல்லா ஹைட்டா இருப்பாங்க. அதுக்கேத்த மாரி தேர்ந்தெடுக்கணும். அப்படிங்கிற மாரி நான் போய் நின்னு, பாத்து
சரிங்க. ஓ! எ இ ம். ஓ! ஆ. ரசிச்சு, ரசிச்சு தேர்ந்தெடுத்துட்டுருக்கீங்க இல்லலைங்களா? ஆ.
இல்ல தேர்ந்து எடுக்கறது அவ்ள எளிது இல்ல இல்லையா? என்ன அது? கல்யாணித்தபோது போடுற ஒரு ட்ரெஸ் வந்து நமக்கு அது ஏன்னா நெறைய ஃபோட்டோ, வீடியோ எல்லாத்துலயும் நாம இருப்போம் இல்ல.
ஆமாங்க. அது ரொம்ப முக்கியம். ஆமாங்க. <laughs>
பாத்து பாத்து செய்றாங்க. நாமளும் அத செய்யணும்ல, அப்படிங்கிற மாரி எனக்கு பொறுப்பு கொஞ்சம் கூட ஆயிடுச்சு. எனக்கு முதல்ல எடுத்தாச்சு.
அதுவுமே ஆ ஓண்ணு இல்லே
அப்ப அடுத்து அவங்களுக்குங்கும்போது நம்ம அத பார்த்து பார்த்து செய்யணும். அப்டிங்கிற மாரி தான் எனக்கு இருந்தது.

இப்போ அந்த மாதிரி வந்து நீங்க இப்பவுமே வந்து இந்த பண்டிகைகள் அந்த மாரிலாம் வரும்போது, நீங்க அவருக்கும், அவர் உங்களுக்கும், இப்பவுமே அந்த இது இருக்குதா? நீங்க எடுத்து குடுப்பீங்க, அவரும் எடுத்து குடுப்பாரு. தேர்ந்தெடுக்கர்தல செய்வீங்க அந்த மாரி இருக்குதா இப்பவும்?
ஆ இருக்கு. இன்னும் இருக்குல்ல. அது எப்டி நம்ம தினது இப்பல்லாம் வந்து அப்பல்லாம் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஆடைங்கிறது வருஷத்துக்கு. அ எப்டி தீபாவளி, பொங்கல், பிறந்த நாள் அப்டி தான இருக்கும். ஆனா இப்பலாம் நம்ம அப்டி இல்லையே. நம்ம நனைக்கும்போது போய் பர்சேஸ் பண்ட்டு வரலாங்கிற மாரி தானே இப்ப கொஞ்சம் இருக்கு. உங்க நான் போயிருக்கேன். அ இப்பலாம் வந்து 4 சட்ட போட்டா, 1 சட்ட எடுத்துக்கிற அளவுக்கு நான திரும்ப, திரும்ப பார்ப்பன். <chuckles>
<laughs> ம். ஆமாங்க. சரியா சொன்னீங்க. ஆ. <laughs>
ஏன் மொத தரவா ரொம்ப யோசிச்சிருக்கன். இப்ப நம்ம வந்து அவன் எடைல பேச ஆரம்பிச்சுட்டோம்ல. மொதல் வேற, இப்ப வேறல்ல? இந்த காலம் நல்ல நல்லாலயா. இப்ப சோதனைெல்லாம் பண்ணி பாக்க முடியுதுல்ல நம்மளால?
ஆ. <laughs> ஆ. ஆமாங்க. அ இப்ப இந்த தீபாவளி, ப இதெல்லாம் சொல்லும்போது, இந்த பண்டிகைகள் இதெல்லாம் சொல்லும்போது, நம்ம குடும்பத்துல வந்து உங்க கூட பொறந்தவங்க, அவங்க அவங்களுக்கு, உங்களுக்கு, அதே மாதிரி அப்பா, அம்மா, இவங்க துணியெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்த நினைவு. இப்ப இந்த இ குழந்த இந்த சின்ன ப வயசுல. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது ஞாபகங்கள் இருக்குதுங்களா?
ம். அதான் என்ன அப்பாவுக்கு மொத தடவ கூட்டிட்டு போய் புடவ எடுத்து கொடுத்த ஞாபகம்லாம் இருக்கு. அ பட்டு புடவ எடுத்து போடணும். ஆனா மொதற் பொ புடவ கட்டும்போது தான நமக்கு அது அவங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஜீன்ஸ் பாண்ட், என்னல்லாம் போட்டிருந்தாலும் அந்த போடவ மட்டும் தானே எனக்கு ஞாபகம் இருக்கு. ம் பொடவ உடுத்தும்போது தான் எனக்கு எடுத்து குடுத்த ஞாபகம் இருக்கு. இது ஏன் அம்மாவ எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு, எடுத்தது, ஃபோட்டோ புடிச்சது. அது இன்னும் வந்து நம்ம பத்திரமா அந்த மாசம் இருக்குங்கிற மாதிரிலாம் நான்ல்லாம் நினச்சிருக்கேன். <chuckles>
ஓ. அந் ஓ எல்லாமே என்ன எல்லாமே நீங்க போடுவீங்க இல்லைங்களா? ஆ. <chuckles> நல்லது. ஆமாங்க. அதுவும் அந்த அந்த நாஃப்த்தலின் பால போட்டு வச்சுட்டு பத்திரமா வைப்போம் பாத்தீங்களா? அந்த மா
ஆ ஏன்னா நமக்கு அந்த ஞாபகங்கள் அந்த எப்படி சொல்றது அவுங்க எடுத்து குடுத்தவங்களோடது தான நமக்கு அதிகமா ஞாபகம் இருக்கு. ஒரு ஒரு ட்ரெஸ்லயுமே நமக்கு அப்படிதான்.
அருமை, அருமை, அருமை ஆ.
இப்ப அதிகமா நம்ம எடுக்கறதுனாலே என்னவோ! அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாகும் தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய எடுக்குறோம் இல்லையா? அப்டி இருக்கும் பட்சத்துல, இது யார் கூட எடுத்தது போனப்போ ஒரு 5, 6 எடுத்தோம். 10 எடுத்தோம் அப்படிங்கும்போது. நமக்கு அந்த ஞாபகங்கள் கொஞ்சம் கம்மியாகுது. இந்த மாதிரி பெரிய, பெரிய திருவிழா அ திருவிழாவல எடுத்த ட்ரெஸ்லாம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. பட்டு பொடவ, பட்டு பாவட, தாவணி
<laughs> ஆமாங்க. <chuckles> ஆ. ஓ! ஒ அத அதான் அந்த தருணத்தாலும் உங்களுக்கு வந்து அந்த உடைக்கு வந்து அவ்ளோ இது வந்திருக்குது இல்லலைங்களா? ஞாபகம் அப்படியே மனசுல பதிஞ்சிருக்குது இல்லைங்களா?
ஆ.